கரெக்டட அந்த நேரத்துக்கு நான் போய்யிட்டேன். மு முன்னாடி நாளே நான் கேட்டு வெச்சுட்டு வந்துவிட்டேன் நான், எப்போ வரும் எந்த நேரத்துக்குனு. அப்போ வரும்போது, கரெக்டா வந்து எனக்குனு வந்துருச்சு.
ம்.
ஆ மழன்றதுனால முன்னாடியே வேற கொண்டு வந்துட்டாங்க.
சரி.
அப்போ நான் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப, எனக்கு வாய்க்கு பயங்கர ருசியா இருந்ததுங்க. அதுக்கப்புறத்துலருந்து நான் அந்த முட்ட பப்ஸ்ங்கிற விஷயம் வந்து விடவே இல்ல. கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறமும் செரி, நான் வந்து வெளிய எங்கேயாவது இருந்தா கூட, இந்த மழ நாட்கள வந்து ஒரு டீயும் ஒரு முட்ட பப்ஸும் சாப்பிடறது எனக்கு ஒரு வழக்கமாகிடுச்சுக.
ம். பரவால நல்ல காம்பினேஷன் தான், ஆமா ஆமா, கண்டிப்பா.
கண்டிப்பா, ஆமால்ல. ஒரு தேநீரும் வந்து ஒரு முட்ட பப்ஸ்சும் சாப்பிடும்போது எப்டி இருக்கும் நமக்கு, இல்லையா?
கண்டிப்பா, இப்ப வெளிலலாம் சாப்ட்றீங்க, இப்ப வாங்கி சாப்டீங்க இப்ப மழை நேரத்தில. வீட்ல மழ பெய்யும்போது பால்கனியில உட்காந்தோ, இல்ல ஜன்னல் ஓரமா உட்காந்தோ எங்கேலாம் உட்காந்து மழைய வேடிக்க பாக்கணும் உங்களுக்கா தோணுல? இந்த மழை இந்த இடத்துல உட்காந்து பாத்தா வேடிக்க பாக்கலாம் அப்டி உட்காந்து பாத்துட்டே சாப்பிடுறதுக்கு அம்மா எதாவது செஞ்சு குடுப்பாங்களா?
கண்டிப்பாங்க. ஆ என்ன செஞ்சு குடுப்பாங்க அப்டினா, ஆ என்ன இருக்கோ வீட்ல இந்த சோலோ சொல்வாங்க இல்லையா, கார்ன். அது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்டி இல்லன்னா அந்த மேகி இருக்கு இல்லையா? அந்த மேகி வந்து சுட சுட வந்து செஞ்சு குடுப்பாங்க. ஆ அப்டி இல்லன்னா வந்து, இந்த காய்கறில வந்து சூப் செய்வாங்க, ஆ அது செய்வாங்க. ஆ இல்லனா அந்த கிழங்கு வகைகள் அந்த சுண்டல் வந்து அம்மாவுக்கு தெரியல. என்னதன் நம்ம வீட்ல பண்ணாலும் அந்த ரோட் சைடில வர மாரி வரமாட்ங்குது அப்டின்னு சொன்னாங்க. அது தெரியல அம்மாவுக்கு மத்தபடி இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணி பண்ணி தருவாங்க முக்கியமா வந்து தேநீர் இருக்குங்க.
ம், பச்சி, ம், ஆமா, ம். சரி. ஆமா. சரி. பச்சி போடுவாங்களா, ஆ ஜிப்ஸா சரி. ம். கண்டிப்பா. ம்.